சூப்பருங்க! ஒரு மன வருத்தத்தில இருக்கக்கூடிய ஒரு ப நபர வந்து டோட்டலாவே ஒருத்தவங்களுடைய வார்த்தை, ஒருத்தவங்களுடைய செயல் மாத்தும் அப்படின்னா, அத விட ஒரு, சிறந்த ஒரு மருந்து இந்த உலகத்தில எதுவுமே இல்லன்னு தான் எனக்கு நெனைக்க தோணுது. ரொம்ப அழகா உங்களுடைய உங்க உங்களயவே மாத்தியிருக்காங்க. முக்கியமா அந்த தூக்க மாத்திரை போடறதுலருந்து, உங்களுக்கு ஒரு விடுதலைய ஆக்கி, வாக்கி வா வாங்கி குடுத்துருக்காங்க அவுங்க! அ இந்த புக்கு படிக்கிற அந்த பழக்கத்த நீங்க பயன்படுத்துனனால! இப்போ, அ இந்த "மன வருத்தம்" அ பொதுவா யாருக்காவது வந்துச்சுன்னா? இப்ப இது வந்து வார்த்தைகளாலயே வந்து சரிப்படுத்த முடியுங்களா? இல்ல, அவங்க, அவுங்களையே வந்து இப்போ உங்களுக்கு ஒரு ஆளு இப்போ, உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு கால் பண்ணி சொன்னாங்க. அதனால அந்த வார்த்தைல நீங்க சரியாயிட்டீங்க!
கண்டிப்பாங்க. கண்டிப்பா. கண்டிப்பாங்க. கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பாங்க. கண்டிப்பா. கண்டிப்பா.
அத தவிர, வார்த்தை இல்லாமல். ஏதாவது, வழி இருக்குதுங்களா? இந்த மனவருத்தத்தை சரி பண்றதுக்கு?
ம். அதாவது, மனவருத்தம்ன்றதே வந்து, யாருமே நமக்கு அதாவது ஒண்ணும் இல்லங்க, சிம்பிள். மன வருத்தம் எப்படி வருதுன்னா, நமக்கு யாருமே இல்லன்னு நினைக்கும் போது தாங்க மன வருத்தம் வருது. அது எந்த சூழ்நிலை அதுக்கு ஒரே மருந்து, வார்த்தைகள் தாங்க. நான் அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா, அத அனுபவிச்சனால நான் சொல்றேன். ஏன்னா, நீங்க எங்க ஒண்ணும் இல்லங்க, நீங்க ஒரு சைக்காலஜிஸ்ட்ட நீங்க போங்க. எனக்கு இந்த மாரி, ம ம மன வருத்தமா இருக்குன்னா, ஒன்னும் இல்ல. அவுங்க வந்து மாத்திரையால இதை சரி பண்ணவே முடியாதுன்றது அவுங்களுக்கு தெரியும். அதுனால தான் அவுங்க உங்க கிட்ட பேச்சு தருவாங்க. கேட்டா கவுன்சிலிங்ன்னு சொல்வாங்க. அது எதுக்குன்னா, வார்த்தைகள் கிட்ட இருக்குற பவர் வேற எந்த ஒரு மருத்துவத்திலயும் இல்லங்க. எந்த ஒரு மாத்திர, மருந்தில இல்லங்க. வார்த்தைகள் தான். ஏன்னா, அத நான் அனுபவிச்சனால நான் சொல்றேன். இன்னைக்கு அவ சொன்னா! அ காலம் எல்லாத்திக்கும் பாத்துக்கிடும். அத இங்க அத ஆங்கிலத்தில சொன்னா "டைம் ஹீல்ஸ் எவ்ரிதிங்" அப்படின்னு சொன்னா. அ. "டைம் ஹீல்ஸ் எவ்ரிதிங்" அப்டின்னு சொன்னா, இன்னைக்கு கிட்டத்தட்ட 3 வருடங்கள் ஆயிடுச்சு. அவ சொல்லி. உ உண்மயை சொல்றேங்க. என்னோட காலம், தான் என்னோட மனவருத்தத்த பதில் சொன்னதே. எல்லாத்தையும் என் காலம் மாத்திருச்சு. இன்னைக்கு என் காலம் நல்ல காலமா இருக்கு. வார்த்தை தாங்க சிறந்த மருந்தே!
கண்டிப்பா, கண்டிப்பாங்க. ம். ம். சரிங்க, ம். ம். சரிங்க. ம். ஓ! புரியுதுங்க! ம். ம். ம். ம். ம். ம்.